இப்ப பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு நெறைய உணர்ச்சிகள் இருக்கு. அந்த உணர்ச்சிகள்லயே, கோபம்ன்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அடுத்தவங்களுக்கு பாதிக்கப்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். அப்ப இந்த கோபத்த வந்து, நீ எந்தெந்த வழியில வந்து எந்தெந்த நேரத்தில? எந்தெந்த வழியில? எது மூலியமா காட்டுவீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு தருணம் இருக்கா? மறக்க முடியாத தருணம்! இந்த மாதிரிலாம்.
ஆமா. இயற்கை, நிச்சயமா நான் சொல்றேன். கோபம் வந்து எனக்கு சின்ன வயதில இருந்து அப்படிங்கிறத விட, நான் இந்த கல்லூரி பருவம் போனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு புரிதல் வருது. "நான் ரொம்ப ஒரு ஷார்ட் டெம்பர்" அப்டின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு சிறிய நேரத்தில, படார் அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து எனக்கு வந்துரும். அந்த இதில. சரிங்களா. இது வந்து ஒரு பெருமையா? எப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லல. இது வந்து ஒரு தவறான விஷயம் தான். உண்மையிலே.
ம். ஓஹோ! ஓ! ஓ! ஒரு இரு இதா தான் சொல்றீங்க. ஒரு என்னாது சொல் டிராபேக் மாதிரி தான் சொல்றீங்க. ம்.
ஆமா. ஆமா. நிச்சயமா. ஏன் அப்டினா, வந்து இன்னிக்கி நான் திரும்பி பாக்கிறப்ப, இன்னிக்கு எனக்கு ஒரு 30 வயதுக்கு மேல ஆயிருச்சு. இந்த காலகட்டத்தில நான் வந்து திரும்பி பாக்குரப்ப பாத்தீங்க அப்படினா, அந்த கோபத்தால நான் எதையாவது சாதிச்சு இருக்கனா? அப்படினு சொல்லி பாத்தீங்கனா, இல்ல.
ஆ. ஆமா. ம்.
எதையுமே நான் சாதிக்கல, அதற்கு பதிலா என்னென்ன இழந்திருக்கேன் அப்படினு கேட்டீங்கனா, அதை நம்ம உட்கார்ந்து ஒரு டைரில வந்து லிஸ்ட் போட்டு எழுதலாம், என்னென்ன நம்ம இழந்தோம் அப்டின்னு சொல்லிட்டு.
கண்டிப்பா. ஆமா. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு இது தான் நடந்தறது ஒண்ணுதான், கோபத்தால அழிஞ்சவங்க நெறைய பேர்னு நான் கேள்வி பட்டிருக்கேன். அந்த மாதிரின்னு கூட சொல்லலாமா?
ஆ. உ. ஆமா, ஆனா என்னன்னா இந்த விஷயத்தில கடவுளோட அருளால வந்து நான் அழியல, அதற்கு பதிலா வந்து என்னென்னா, அந்த கோபம் வருது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கு பாத்தீங்களா, அந்த புரிதலே வந்து இது தவறு, இந்த மாரி பேசக்கூடாது அப்படிங்கிற புரிதலே நெறைய பேருக்கு வராது, எனக்கு வந்து ஒரு அந்த புரிதல் வந்து குடுக்கப்பட்டுருச்சு இயற்கையிலிருந்து சரிங்களா, இந்த மாரி நீங்க வந்து தப்பா க நான் தப்பா கோவப்படுறேன், தேவையில்லாம கோவப்படுறேன், தவறான வார்த்தைகள கோவப்படுறப்ப, தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறேன், இந்த மாதிரி வந்து
ம். ம். ஓஹோ! ஒ! ஓ! அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த நேரத்துல.
ஆமா, ஏன்னா நான் வந்து அதாவது அதற்கு முன்னாடி வந்து இருக்கிற என்னுடைய குணம் வந்து வேற, அந்த கோவம் வரதுக்கு முன்னாடி, அது வந்து, இ உ பெரிய பிரச்சனை என்னன்னா என்கூட ரொம்ப நெருங்கிய பழகுனவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அதாவது என் சொந்த அப்பா, அம்மாவா இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையோ தவறான வார்த்தையோ, இல்ல வந்து ஒரு தவறான செயலோ அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாரி ஒரு பெருங்கோவமா வெளிய வரும்.
ம். ம். கோபத்தில அவங்கள்ட்டயே காட்டிருவீங்க யார்னு யாரு? எவருன்னு கூட பார்க்காம, அவங்கள்ட்ட கோபத்த காட்டிருவேன் இன்றீங்க ம்.
ஆமா. ஆமா. இந்த மாரி இருந்த கட்டத்தில, ஒரு கட்டத்தில எனக்கு புரியுது, இது தவறான விஷயம் இதை நம்ம கட்டுப்படுத்துறத்துகான முயற்சிகளை எடுக்கல அப்படின்னா, இது வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு தவறான முறையில பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு உள்ள வந்து, நான் வந்து அதற்கான முயற்சிகளை வந்து நான், எடுக்கிறேன் சரிங்களா?
அது நீங்க அந்த கோபப்பட்ட காலத்தில வந்து அப்போ யாருமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லலயா, இந்த மாரி தவறு, இந்த மாரி யாருமே எடுத்து சொல்லலையா உங்களுக்கு?
இது வந்து, அவுங்க எப்படினா, அவுங்களால அந்த அதிர்ச்சியில உறஞ்சு போய்ருவாங்க, மொதல்ல. என்ன இவன் இப்புடி பேசுறான்? நாங்க நம்ம தப்பா பேசுனா அதாவது நீங்க, என் மேல தப்பு இருக்காது. எல் நெறய இடங்கள்ல என் மேல தப்பு இருக்காது. தப்பு எதிர்தாப்புல இருக்கவங்க மேல தான் இருக்கும். ஆனா, அத நாம எப்படி சொல்றோங்கற முறையில தான் வந்து அதாவது தப்பயே சொல்றோம், சொல்லலங்கறத விட, அத நீங்க எப்படி சொல்றீங்கங்றது ரொம்ப முக்கியங்கறத, நான் ரொம்ப தாமதமா தான் புரிஞ்சுகிட்டேன். அது வந்து நல்லதா, அதாவது நீங்க நல்லதாவே சொல்றதா இருந்தாலும், அத நீங்க கத்தி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்தத.
ஓ. ஆமா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்.
இந்த புரிதல் இந்த ஒரு இது வந்து, எனக்கு வந்து இல்ல, அப்படினு தான் நான் சொல்லணும். என்னைய சுத்தி இருக்க, யாரு வந்து எப்படி ஆயிட்டாங்கன்னா, "இவன் ஒரு மனுசனே கிடையாது. இவன்ட்ட போய் என்னத்த பேசறது?" அப்படிங்கற மாரி, ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து போய்ட்டாங்க. இந்த இதில.
ஓ. அப்படி, ஏதாவது ஒரு சம்பவம் இருந்துச்சா? அத பத்தி சொல்றீங்களா? கொஞ்சம்.
ஆ, நிச்சயமா. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கல்லூரியில படிச்சிட்டு இருந்த காலத்தில வந்து, என்னுடைய தோழி ஒருத்தவங்க இருந்தாங்க. அதே வகுப்புல பயில்றவங்க. அவுங்க வந்து, நான் சொன்ன ஒரு விஷயத்த வந்து, தவறா புருஞ்சுக்கிட்டாங்க. எங்க 2 பேருத்துக்கும், பொதுவான ஒரு ஆசிரியை வந்து இருந்தாங்க. அவுங்க வந்து, இந்த கணித ஆசிரியை அவுங்க. அவுங்க வந்து அவுங்களுக்கும் அந்த பெண்ணிற்கும் ஏதோ ஒரு சண்டை. இது தெரியாம, நான் வந்து ஒரு, த ஒரு நார்மலான, எப்பவும் பேசுற போல, வம்பு இழுக்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து, அந்த ஆசிரியைட்ட பேசுனேன்.
சரி. அச்சச்சோ! அ, அந்த ச <tsk> இந்த இப்டி கலாய்க்கிறது, அந்த மாரி சொல்றீங்க!
ஆ, அந்த மாரி, நான் அந்த ஆசிரியை கிட்ட சொல்ல, அவுங்க அத, அவுங்க தான் சொன்னாங்கன்னு நெனச்சு, அந்த பெண்ண திட்ட. இந்த இதில என்ன ஆயிருச்சு? இந்த பெண் வந்து, நான் படிக்கட்ல மேல ஏறி போய்க்கிட்ருக்கப்போ, என்னய ஒரு தகாத வார்த்தைகள், இந்த மாரி ஒரு 2 அதாது ஆமா. ஒரு 4,5 பேர் இருக்காங்க, மாணவர்கள். அவுங்களுக்கு என்னான்னா, அது முடியும் அது 3ஆம் வருடம். ஆ, அவுங்க அந்த மாரி என்கிட்ட பேசுனதே இல்ல. இந்த மாரி மொத மொறயா, "நான் பெரிய, ஒரு ஆள்" அப்டிங்கிற மாரி, அவுங்க பேசுறாங்க. நான் வ இல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னோட கோவம் வெளியில வந்துருச்சு. அது வந்து, நான் அவுங்க ஒரு பெண், அவுங்க வந்து என்னதான் நம்மள தவறா பேசுனாலும், கொஞ்சம் நம்ம பொறுமையா, அத வந்து இன்னைக்கு யோசிச்சு பாக்கிறப்ப அப்டின்னு இல்லாம, ஒரு பையன நாம எப்படி திட்டுவோம்? அந்த மாரியான ஒரு கோவத்தகாத வார்த்தைகள உபயோகிச்சு, அவுங்கள திட்டிட்டேன். அவுங்க அழுதுட்டே மேல போயிட்டாங்க. இது வந்து இதுவு இதுவும் ஒரு இந்த மாரி நெறயா சம்பவங்கள். இந்த எடத்தில, பெண் அப்படிங்கிறதும்
அச்சச்சோ! எல்லார் முன்னாடியுமா? கஷ்டமா தான் இருந்திருக்கும்! ம். ஆமா. அச்சச்சோ! ஆ. அதுக்கு அப்புறம், அந்த பெண் வந்து, உங்கள்ட பேசவே இல்லையா?
இல்ல, இல்ல. அவுங்க வந்து அவுங்களா வந்து, நான் 2 மாசம், அவுங்க 1 மாசம் பேசல. அப்புறம் அவுங்களே வந்து, திரும்ப இல்ல நான் தான் தப்பா பேசுனேன், அப்படின்னோன, நான் 2 இல்ல. நான், நான் தான் தேவையில்லாத வ எனக்கு வந்து குற்ற உணர்ச்சி. இப்படி போய் பேசிட்டமே, பிரெண்டா இருந்தும் அப்படிங்கிறதுனால. அப்ப இத தனிக்கிறக்காக, நான் இந்த மாதிரி கோபங்கள் இருக்கப்போ, இத வந்து நான் கல்லூரி காலத்துக்கு அப்பறம், இது ரொம்ப பாதிப்ப உருவாக்குது வேலைக்கு போறப்பங்கிறப்ப, இத வந்து தனிக்கிறக்காகவும், அந்த அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்காகவும் சில முயற்சிகள் எடுக்குறன். அதுல முதல் முயற்சி பாத்தீங்க அப்படின்னா தியானம். சரிங்களா. இது வந்து
அ, கண்டிப் அ, அ, அ. புரியுது, புரியுது. ம். ம். ஓ! அது எப்ப, எப்ப தொடங்குனீங்க அந்த தியானம்?
இது வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சது, அது வந்து, ஏனா, இப்ப நாம, கல்லூரி பருவத்தில்ங்கிறது வேற. நாம வந்து வேலைக்கு போற இடத்தில கோவத்த காட்றது, வேற தானங்க? அந்த இதில. அதனால அந்த மாதிரி, அங்க வேற மாதிரி விளைவுகள் வரும் அப்படிங்கிறனால, தினமும் காலைல வந்து
ஆமா, கண்டிப்பா. ம், ம். ஓ! வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே, இந்த இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, அங்கயே எதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சா இந்த மாதிரி?
இல்ல, இல்ல. இந்த சம்பவங்கள் எதுவும் நடக்கிறக்கு முன்னாடியே, நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, தியானத்த வந்து ஆரம்பிச்சுட்டேன். நான் உன்னோட 4 வருடம் எ பொறியியல் படிக்கிறப்பயே வந்து, நான் வந்து இந்த தியானத்த வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இத பண்ண பண்ண, எனது மனது வந்து அமைதி அடைகிறது. அதனால, என்ன நான் அச்சீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப கோவம் வரும், முன்ன மாரியே கோவம் வரும். இப்ப அத நான் வந்து வாய தொறந்து பேசறக்கு முன்னாடி, நான் என்ன பண்ணுவேன் அப்படினா, நான் வந்து ஒரு, ஒரு 30 முடிய என்றது, 40 முடிய என்றது, இல்ல 50 முடிய. அது கோவம். ஆமா. <chuckles> எவ்ளோ
சரி, ம். ம். நல்லது. ம். ஓ! இந்த மாதிரி. <chuckles> பரவால்ல, நான் இப்ப தான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரிலாம். அ.
ஆமா, ஆமா. அந்த 40 முடிய எண்ணியும், அதுக்கு அப்புறம் கோவம் வருதுன்னா, அப்புறம் பேச ஆரம்பிப்பேன். ஆனா அப்ப பேசற வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் தன்மையா இருக்கும்.
ஆனா, எப்படி அந்த நேரத்தில வந்து, உங்களால அது எப்படி சொல்றது. அ சகிச்சுக்கிட்டு, அது எப்படி பண்ண முடியும், வேற இதில நீங்க டைவர்ட் பண்ணேண்னு சொன்னீங்கல்ல, இந்த இது முடியுன்றது, இது மாதிரி. அது எப்படி அந்த நேரத்தில உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது?
ஆமா, ஆமா. ஏனா, அதால நான் இறந்த உறவுகள் அதிகம். என்னுடைய நட்புகள் நெறைய பேரும். ஆமாமா, இழப்புகள். ஆமா, இழப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நண்பர்கள் போயிட்டாங்க, அ இருந்த பெண் தோழிகளும் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தைகள் இந்த மாரி உபயோகப்படுத்துறப்போ நமக்கு ஒரு பேர் உருவாக்கப்படுது. அந்த பேரும் நம்மளோட இத கெடுக்குது இல்லையா? அந்த மாரி ஒரு பிரச்சனைகள்.
கஷ்டமே. ஓ! அந்த பழயத பார்த்துட்டீங்க. ஆ, அத வெச்சு ஓகே. ம் ம். ம், ம். ஆமாமா. கண்டிப்பா உங்களோட இது. ஆமா. இப்போ ஒட்டு மொத்த இதுமே. ம்.
அந்த அமைப்பு. ஆமா இமேஜங்கிறதையும் கெடுக்குது. அதனால வந்து வேற வழி இல்ல, நான் கையில எண்ணுவேன். முதல்ல 1 2 3 4 அப்டின்னு. அத பண்றப்பயே நம்ம கோவம் கொறஞ்சிரும். அதுக்குள்ள அந்த நம்ம பேசாம இருக்கிறத பார்த்து பெரும்பான்மையான இடங்கள்லா, அவங்களே அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லா மொதல்ல
ம், ம். ஓ! இந்த மாதிரி யாராவது எடுத்து உங்களுக்கு மொத சொல்லியிருக்காங்களா? இந்த மாரி நீ இவ்ளோ கோவப்படாத, இது தப்பு, இது எதுக்குமே இதாகாதுன்னு சொ அ சொல்லி சொன்னதே இல்லையா?
இ இல்லல்லல்ல, யாரும் அவ்ளோ ஒரு ஆஹா அது அவ்ளோ எளிதா ஏங்கிட்ட வந்து பேச முடியாது. அப்டி ஏனா, நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா அப்டி இருப்பேனா, அதனால வந்து அவங்க வந்து இல்ல இவன்கிட்ட பேசாம இருக்கிறது அவங்க வந்து அ ப ஒரு முறை வந்து அந்த கோபத்தில பேசுறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வரமாட்டாங்க. ஏங்கிட்ட.
ஓ! அந்த. <chuckles> ஓகே. ம். <tsk> ம். புரியுது, புரியுது. ஆ.
அதுவு, அ இதையும் நான் பெருமையா சொல்லல்ல. அது, இப்ப திரும்பி பார்க்குறப்ப என்னுடைய தவறுகள் புரியுதுனு வச்சுக்கொங்களேன். அந்த மாரி பேசுற. அப்புறம், இது கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே போச்சு. ஆனா சி இது எந்த அளவுக்கு போய்ருச்சுனா, இப்போ வந்து என்னால கோவத்தையே காட்ட முடியல, அப்டிங்கிற மாரி ஒரு இதுக்கு போகுது. ஒரு மன அழுத்தம் எனக்கு உருவாகுது. "என்னடா நீங்க இப்டி பண்றீங்க?" <chuckles> அப்டிங்கிற மாரி, இப்ப வந்து நான் பொலம்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர கோவம். ஒரு டைம்ல பார்த்தீங்க அப்டினா, ஆ என்னைய வந்து காலையில இருந்து சாயந்திரம் முடியும் வந்து கல்லூரியில வந்து நிக்க வெச்சு, அவங்க பாட்டுக்கு அந்த கிளாஸ்ஸ என்ட குடுத்துட்டு போய்ட்டாங்க. நீங்க வந்து வகுப்பெடுங்க அப்படினு சொல்லிட்டு. நான் வந்து
ம். ம், ம். ம். <chuckles> ஆ. ஓ! இப்ப இந்த அந்த மாதிரி இதுல இருக்கீங்க ஓகே. ஆ.
ஆமா. வேலைக்கு ஆமா நான் கல்லூரியில ஒரு ஆசிரியரா, பொறியியல் கல்லூரியில பணிபுரியறேன். அது பணிபுரியறப்ப, நீங்க எடுங்கன்ட்டு போயிடுறாங்க. அது இல்லாம, இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் அது இதுன்னு எல்லா குடுக்குறாங்க. அது தெரிந்த வகுப்புங்கிறனால, ஒரு மாரி சமாளிச்சு நொந்து போய் சாயந்திரம் வரை எனக்கு பயங்கரமான கோபம். என்ன பண்றதுன்னு தெ
ம். ஆமா. அந்த தொழில்ல ரொம்ப பொறுமை வேணுன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன்.
ஆமா, உண்மதான் ஒரு பொறுமை வேணும். மாணவர்கள் கொஞ்சம் நல்லவங்க. அதனால அன்னைக்கு அந்த நாள் தப்பிச்சது. ஆனா, எனக்கு வந்து அந்த மன அழுத்தம் உருவாகிருச்சு, அது அந்த கோவத்தையும் வெளிய என்னால காட்ட முடியல. யார போய் திட்றது நான் துறை தலைவர போய் திட்றதா இல்ல, அந்த ஆசிரியர போய் திட்றதா, யாரையும் திட்டவும் முடியறதுல்ல அ யாரையும் திட்டவும் முடியாது. அப்ப
ஆமா. ம். நண்பர்களா? ம்.
இந்த மாரி ஒரு டைம்ல நான் வந்து இர அ அன்னைக்கு சாயந்திரம் வந்து வீட்டுக்கு போறப்ப அந்த கல்லூரி பேருந்திலிருந்து எறங்கி நடந்து போறப்போ பார்த்தா இந்த வட, பஜ்ஜி, போண்டால்லாம் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில. எனக்கு வழக்கமா 1 தான் சாப்பிடுவேன். அன்னைக்கு போயிட்டு நான் ஒரு 2,3,4ன்னு நான் பாட்டுக்கு என்னென்னமோ சாப்பிடுறேன், காஃபி குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன். ஏனா அந்த மன
ம். <chuckles> ஓ! என்ன பண்றதுனு தெரியல அந்த நேரத்துல.
அ, ஆமா, ஏதோ ஒன்ன உடைக்கணுங்கிற மாரி ஒரு வெறி இருக்கு. அதில போயிட்டு நான் வந்து சாப்பிட்டு அந்த இத தனிச்சுக்கிறேன். அது ரொம்ப கெட்ட பழக்கம்! பின்னால அதனால எனக்கு ஒரு பயங்கரமான எடைலாம் கூடுனது, அதுக்கப்புறம் நான் அத திரும்ப எக்சர்சைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு குறச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதெல்லாம். ஆனா, வந்து அப்போதைக்கு அது எனக்கு ஓரளவுக்கு ஒரு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வருவேன். நைட் வந்து சிக்கன் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி கோழி சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி தோணும். அதில இந்த ஷவர்மான்னு ஒரு ஃபுட் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும்.
அ. ம், ம். அது வீட்லயும் அவங்க பண்ணி குடுத்துருவாங்க? உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னாலும்.
<chuckles> இல்ல நான் தனியா தங்கியிருந்தேன். அதனால நான் வரப்பயே பஸ்ஸில வந்துகிட்டு இருக்கிறப்பயே என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஸ்விக்கியில, ஆர்டர் போட்டுருவேன். நான் எறங்கிறப்போ, என் வீட்ல வந்து கரெக்ட்டா அவங்க டெலிவரி ஆவாங்க. அத வாங்கிட்டு நான் வந்து அதாவது அந்த கோபத்த ஏதாவது ஒரு வகைல நான் வந்து கோப்-அப் பண்ணி வெளிய எடுக்கணும், அப்படிங்கிறது தான் என்னுடைய, ஒரு எண்ணமா இருந்தது.
ஓகே. ம். சரி, சரி. ம். அ, புரியுது. அடுத்தவர்ட்ட வந்து காட்டாம உங்களுக்குள்ளயே அது, இது பண்ணிக்கலாம்னு பார்க்குறீங்க! இப்ப இந்த மாற்றத்த வந்து யாருமே உங்கள்ட இப்ப கவனிக்கல? இப்ப அ, பெரும்பாலும் அம்மா, அப்பா தான் கூடயே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. "உங்க முன்னாடி இப்படி இருந்தாரு. இப்ப இப்படி மாறிட்டாரே!" அப்படின்னு கூட எடுத்து யாரும் இன்னும் சொல்லலையா?
ஆமா. ஏன்னா, ம். இல்ல. அது நான் தனியா தங்கியிருப்பேன். அ பணி நிமித்தமா நான் சென்னையில இருந்தேன். அதனால வந்து அவங்ககிட்ட பேசுறப்ப அவங்களுக்கு அந்த போ ஃபோ அலைபேசியில பேசுறப்ப தெரியாது. அவங்களுக்கு அந்த இது தெரியாது. ரொம்ப நெருங்கிய நண்பர்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆனா, அவருக்கும் அப்ப திருமணமாயிட்டனால அவர் வந்து, அவர் தலையே 2 உருண்டுகிட்டு இருந்தது. அதனால, அவர் வந்து என்னைய கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் இல்ல. அந்த நேரத்தில இது ஒரு கட்டத்தில போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, வந்து என்னென்னா என்னுடைய துறையில வந்து ஒரு ஆசிரியர் இருந்தாரு, அவர் பாத்துட்டு ஒரு நாள் சொன்னாரு, என்ன முன்னாடி எப்போ பாத்தாலும் கத்து ஏதாவது ஒண்ணு பிரச்சன வந்துகிட்டே இருக்கும். இப்போ பிரச்சனைகள் வரதில்ல, <chuckles> அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க வந்து இல்ல ஆ பிரச்சனைகள் வரதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி அதாவது தோண்ணதெல்லாம் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்திலிருந்து, இப்ப எனக்குள்ள அந்த விஷயத்த வெச்சு நான் இது பண்றப்ப இந்த மாதிரி உணவு உண்றது அந்த மாதிரிலாம் பண்ணா. அப்புறம் என்ன பண்ணுவேன் படம் பார்க்க போயிருவேன். ரொம்ப ஒரு மாரி பயங்கர அழுத்தமா இருக்குதுனா என்னுடைய கல்லூரி பே
ஓ! தேவைப்பட முடியாது. ம். ம். ஓ! <chuckles> ம். ம். ஓ! இந்த மாதிரி வேற எதில வந்து நீங்க வந்து என்னா சொல்றது முக்கியத்துவம் குடுக்குறப்ப, நீங்க இப்ப அந்த கோவப்பட்ட அந்த இந்த சம்பவம் நடந்தனால தான் அப்படி அத யோசிச்சுக்கிட்டே தான் அது பண்ணுவீங்களா? அந்த செயல் பண்ணுவீங்களா?
இல்ல, அந்த யோசனை வரக்கூடாது அப்படீங்கறக்காக தான் இந்த செயல். அதனால அந்த யோசனை வந்து அடிபட்டுரும். அத பத்துன எண்ணங்கள் வந்து மொதல்ல கொஞ்ச நேரத்துக்கு இருந்தாலும் அதுக்கப்பறம் இப்ப ஒரு படம் பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இதுல படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான என் வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படிங்கறனால வந்து, கோவத்தோட உள்ள போவேன். ஆனா வந்து, அந்த போய் அந்த மொதல் காட்சி அமைப்புகள பார்த்த ஒன்னே அப்படியே அந்த படத்துக்குள்ள போயிருவேன். 3 மணி நேரத்த படத்த முடிச்சுட்டு வெளிய வர்றப்ப, "ஓ! நானா? நா கோவப்பட்டனா" அப்படீங்கிற அந்த ஒரு மாற்றமே வந்துரும். அதனால இது வந்து எனக்கு ஒரு நல்ல வ் நல்ல விதமா இருந்தது.
ம். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். ம். மாறிருவோம். ம். ஆமா. நல்ல ஒரு இதுதான் கரெக்ட்டு தான். இப்ப வேற எதுலயாவது மாத்தி அத அப்படியே உங்களுக்கு உள்வாங்கி
ம்.
அந்த பழைய பல நடந்ததே அது மறந்தது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தவங்கள்ட்ட காட்டாம, அது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தவறா எதுவும் நடந்துக்காம இருந்ததே.
உண்மை தான். இது வந்து தொடர்ந்து போறப்போ, அப்புறம் ஒரு கட்டத்தில இந்த தியானம்லருந்து அடுத்த ஒரு இதுக்கு போறேன். உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறேன் நானு. இது வந்து கோவம் வர்றப்ப பண்ணுறதில்ல. நான் ஒரு இடத்தில இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் படிக்கிறப்போ அவங்க சொல்றாங்க, நம்மளுடைய உடல வந்து எந்த அளவுக்கு நாம கட்டுக்கோப்பா வச்சுக்கறோமோ, ஒரு சரியான செயல்முறையில கொண்டு போறோமோ அதை பொறுத்து நம்மளோட இதுவும் மாறும், மனநிலையும் மாறும்ங்கறாங்க. அது எனக்கு ஒரு வித்தியாசமான தகவலா இருந்தனால, சரி அப்படீன்னு சொல்லீட்டு, நான் தினமும் காலையில எந்திருச்சு கொஞ்ச கொஞ்சமா உடற்பயிற்சி பண்ணுறேன். நான் தியானம் பண் ம்.
ம். ம். ம். உடற்ப நீங்க பண்ணீங்கன்னா, அப்ப வந்து இந்த ஸ் இந்த கோபத்தில சாப்பிடுறீங்கல்ல, அந்த இதுக்கு வந்து இதாகுமே, ஒற்று ஒத்து வராதே. அப்ப என்னா பண்ணீங்க?
ஆ. அதுதான் சொல்றேன். நான் வந்து இந்த உடற்பயிற்சி முதல்ல ஆரம்பிக்கிறப்ப, ஒரு நல்ல பெரிய தொப்பை இருந்தது. ரொம்ப கடினமா இருந்தது. ஆனா வந்து அப்போ உடற்பயிற்சி செய்யறப்ப, இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா உடற்பயிற்சி பண்ணி உடல் எடை வந்து குறையறத நான் கவனிக்கல. மத்தவங்க என்னய பார்த்து கேக்குறாங்க. "என்னது பரவாயில்ல, உடம்பெல்லாம் கொஞ்சம் ஃபிட் ஆகுது" அந்த மாதிரி கேக்கறாங்க. அது நல்லாருக்கு.
ம், ம். ம். ம். <chuckles> இப்ப இது கேட்கவே நம்மளுக்கு, அ நம்மளுக்கு அதி கேட்கவும் நல்லா இருந்துருக்கும்.
ஆ. அ, ஆமா. அது நல்லா இருக்கு. அப்புறம் 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உடற்பயிற்சி செய்யறப்போ இந்த ஹேப்பினஸ்ஸ கொடுக்கக்கூடிய டோப்பமைன் அப்படிங்கற ஒரு கெமிக்கலும், நம்ம மூளையில சுரக்கும். அது எனக்கு ரொம்ப நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி, அதாவது என்னுடைய ஒரு எண்ண அலைகளே ஒரு மாதிரி மாறுது. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த டெஸ்டாஸ்டரன் அப்படிங்கிற ஆண்களுக்கு கூடிய ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமா சுரக்குறப்ப, அதாவது கோபம் வந்தாலும் அது ஒரு நியாயமானதாக இருக்கும், தேவைப்படும் இடத்துல. ஏன்னா தேவைப்பட்ட கோபம், வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சரிங்களா! பாம்புக்கு வந்து ஏன் பாம்ப பார்த்து நம்ம பயப்படுறோம்னா அதற்கான கோபத்த அது சரியான முறையில காட்டும். காட்டலன்னா, நம்ம அத பார்த்து பயப்படுவோமா! அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் புதித வருது. அதனால அதுக்கு ஏத்தாப்புல என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து, தகவமைக்கிறேன். அந்த எக்சர்சைஸ்ல ஆரம்பிக்கிறது, அப்புறம் டயட் கண்ட்ரோலு எந்த மாதிரி உணவு வகைகள், எங்கே பேசணும், என்ன பேசணும்னு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வழிமுறைகளும் வரவும், அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கான இது ஒரு முக்கியமான வழிமுறையா இந்த உடற்பயிற்சிங்கறது வந்துச்சுன்னு சொன்னா மிகையாகாது. இந்த
ம், ம். ம். ம். ஆமா, கண்டிப்பா. ஆமா. கிடையாது. ம், ம், ம். ம். பரவால்ல பரவால்ல. நீங்க இந்த இவ்ளோ கோவத்துக்கு வந்து அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து, நீங்க இவ்ளோ நேரம் பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இந்த பேசுனது உங்க கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
உங்க நீங்களும் உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி, நன்றி.
ம்.